என்ன பாட்டுங்க தேவாரமா? இப்போ சிவன் பத்தி பாட்டுனா, "தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடிக் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட் பணிந்து ஏத்த அருள் செய்தல் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா நிவனன்றே" <tsk> இந்த மாதிரி பாட்டு.
ஆ. ஓ! அருமை, அருமை. உங்களுடைய ஸ்ருதி, லயம் எல்லாமே அருமையா இருக்கு. ஏதாவது கர்நாடக இசை படிக்கிறீங்களா?
அப்படிலாம் இல்லைங்க. தேவாரம் பாட்றது.